சில வீட்டுல வந்து சொல்லுவாங்க. வேலை எல்லாம் வந்து நீ ஆபீஸ்ல வச்சுக்கோ. வீட்டுக்கு வந்தா, நீ வந்து இது தான்! அப்படிங்கற மாரி சில மக்கள் எல்லாம் சொல்லி நெறைய கேட்டுருப்போம். ஆனா, என்னதான் வந்து இந்த வார்த்தைகள்ல அர்த்தம் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நமக்குள்ளே நடக்கும். இல்லைங்களா? இந்த வேலைய இப்படி தான் செய்யணும். இந்த விஷயத்தை இப்படி தான் அணுகணும்! அப்படிங்கற அணுகுமுறையும் மாறும். வார்த்தைகள் நம்ம உபயோகிக்கிற முறையும் மாறும். அது, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், இல்லிங்களா? அதை எப்படி பாக்குறீங்க, உங்க கண்ணோட்டத்துல?
நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க! இப்ப நம்ம அ இப்ப பொதுவா பெண்கள்னாவே எடுத்துக்கோங்க. நான் திருமணத்துக்கு முன்னாடி வந்து வேலைக்குப் போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் வந்து அ திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த வேலைன்ற வந்து எனக்கு பறிபோன மாரி இருந்துச்சு. அது எதனால அப்படின்னா, கணவர் வந்து வே வேறு ஒரு ஊர்ல வந்து அவங்களுக்கு வந்து அலுவலகம் இருக்குன்னா, அப்ப என்னோடத வந்து உட்ற சொல்றாங்க. இது ஒரு சாய்ஸ்ஸாவே வந்து, இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி பாக்குறப்ப, அது பெண்களுக்குன்னா ஏன்! இப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி பல நாளாகவே எழுந்துகிட்டு இருக்கு. அதை ஏன் அவங்க விட்டுட்டு நம்ம கூட வர வேண்டியதானே? ஆனா, நம் பெண்கள் மட்டும், என்ன பாவம் செஞ்சோம்?
செரிங்க. செரிங்க. கண்டிப்பா. செரிங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமா.
அப்படின்ற மாதிரி எனக்கெல்லாம் நிறைய நாள் வந்து தோன்றியிருக்கு. அப்போ அப்படியுமே கடந்து, சரி அந்த வேலையும் நம்ம படித்த வேலையும் விட்டுட்டு சரி அடுத்தது நம்ம கணவர் இருக்கிற ஊரிலேயே போயிட்டு நம்மளும் சரி அங்கு ஏதாவது ஒரு அலுவலகத்தில வந்து நம்ம வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணா கூட, ஒரு சில ஆண்கள் அதுவுமே தடையா உருவாக்குறாங்க. ஏன்னா வந்து, "நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு போற?" இது வந்து அக்கறையில் சொல்றாங்களா இல்லை வந்து அவங்களை விட அதிகமா வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்களான்னு புரியல. <chuckles> ஆ.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. <laughs> இல்லை, சில நேரங்களில் நீங்க சொன்ன 2 கற்பனை வந்து உண்மையாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க, சில இடங்களில். சொல்லுங்க.
ம், ஆமாங்க. அப்படித்தாங்க இருக்கு. அப்படி இருந்துமே வந்து சரின்னு நான் அப்படியே முயன்றும் வந்து நான் வேலைக்கு வந்து போனேன். போனதுக்கு அப்புறம் வந்து வீட்ல உள்ள ஒரு இதே மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா நம்ம முன்னாடி நம்ம முன்னாடி வே வீட்ல இருந்ததுக்கும் அப்ப வந்து நம்ம வேலைகள் வேற எந்த வேலையும் இருக்காது இல்ல, வீட்டுப் பணி எல்லாமே ப்ராப்பர்ரா பண்ண பண்ணி முடிச்சிட்டு எல்லாம் பக்காவா இருந்தேன். அதான் வேலை பணி அதோட சேர்ந்து வந்தோன நம்மளுக்கு அப்ப இது வந்து ரொம்பவே லேக் ஆகும் இல்ல <swallows> வீட்டுப் பணி? ஆ, அப்ப வந்து கொஞ்சமாவது நீயும் வந்து வேலைக்கு போற நானும் வேலைக்கு போறேன், அப்ப கொஞ்சமாவது நீ ரொம்ப கூட வந்து எனக்கெல்லாம் வந்து உதவி பண்ண வேண்டாம். நமக்கா நமக்கான ஒரு சாப்பாடு பண்றப்ப ஒரு வீட்டை கூட்டலாம், நான் வந்து சமைக்கலாம் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனா எதுவுமே பண்ணமாட்டாங்க. அதுக்கு வந்து ரொம்ப பேசுவாங்க, ஒரு சண்டைகள் ஏற்படுது, சண்டை சச்சரவுகள் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விவாகரத்து வந்து இதுல தான் வந்து நிக்குது. நானும் வேலைக்கு போறேன், நீயும் வேலைக்கு போறேன், ரெண்டயு 2 பேரும் அடிச்சு அடிச்சுக்கிட்டு வந்து வீட்டு வேலையை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வரையுமே போகுது. அப்படித்தாங்க மாறிடுச்சு. ம். அது அதனால ம்.
<laughs> சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. இல்லை, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, வீட்டு வேலை செய்றதுக்கு நேரம் கிடைக்கல, வீட்டு வேலை செய்றதுக்கு நமக்கு சில மனக்குழப்பங்கள் வருது, நமக்கு சில உடன்பாடுகள் ஏற்படல, கருத்து வேறுபாடு வருது. இப்போ சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா எப்டின்னா, 2 விதமான வேலைக்காரங்க இருப்பாங்க, சரிங்களா? ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை நல்லா கூட்டி, குப்பையெல்லாம் எடுத்து, நல்லா கிளீன் பண்ணி வைப்பதற்கு ஒரு வேலைக்காரங்க, பாத்திரம் கழுவுறதுககு, எல்லாத்துக்கும். இன்னொரு வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சமையல் மட்டுமே செய்வாங்க. வேற எதுவுமே செய்யமாட்டாங்க. 2மே வ சி சில வீடுகளில் நான் பார்த்திருக்கிறேன். சமையல்னா சும்மா ஏனோதானோன்னு கிடையாது. ப்ராப்பர்ரா காலையில அந்த டிபன், அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டிற்குரிய மதிய உண் வேலை உணவு, அதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அந்தப் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வந்து சில பாக்ஸ், பழ வகைகள் வெட்டி, கிளீன் செய்யப்பட்டு, சுத்தம் செய்யப்பட்டு அதில் போடணும். அதே மாதிரி இப்போ இப்போ கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செ செல்கிறார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு 2 பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ்சு ஒரு இதுல பழ வகைகள் வெட்டிப் போடுவாங்க. இன்னொரு பாக்ஸ்ல கேரட், பீட்ரூட், காப்சிகம் அந்த மாரி க சமைக்காம அப்படியே சாப்பிடுற மாரி ஒரு சில ஒரு சில காய்கறிகள் இருக்கும். அதை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாகும். ஆமா, பச்சையாவே சாப்பிடலாங்க. அதை அதை வந்து, அதை கட் பண்ணி கிளீன்னா போடணும், அப்படிங்கிற அளவுக்கு வேலை வாங்குவாங்க. <chuckles> பார்த்திருக்கேன் நானு. அந்த மாரி ஏதாவது வந்து நீங்க யோசித்தது உண்டுங்களா? இந்த மாரி ரொம்ப ஒரு நெருக்கடியான நேரத்தில், கணவனும் வேலைக்கு போறாங்க, மனைவியும் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில?
ம். ம். ம். ஓ. ம். காப்சிகம்லாம் பச்சையாவே சாப்பிடலாங்க. ஓ. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. எல்லாரும் யோசிச்சு <chuckles> இருப்பாங்கல்ல. நான் திருமணத்துக்கு முன்னே வந்து அப்படி தான் யோசிச்சேன். என்னாலலாம் வீட்டு வேலையே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ப அப்படி தான் வளர்ந்து இருக்கோம். இந்த சொல்லுவாங்க டேட்ஸ் லிட்டில் ப்ரின்சஸ்னு அந்த மாதிரி தான் நானும் வளர்ந்தேன். <laughs> இங்க வந்து பாத்திரம் தேய்க்கறதும் சமை சமைக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த பாத்திரம் தேய்க்கறது தான் கடுப்பா இருக்கும். அப்படி அதுல விட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நான் கேட்டுட்டேன். என்னோட கணவர்ட்ட. அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்து இங்க ஒண்ணும் வாழல. நம்மளே ஒரு நடுத்தரத்துல தான் இருக்கோம். இதுல உனக்கு அது வேறயா? அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ஏளன பேச்சு வேற நடக்கும். அப்ப இது தேவையான்ட்டு ம். <tsk> நானே தாங்க முக்காவாசி பண்ணுவேன். ஏன், அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்மளோட குடும்ப நிலையும் மாறும்ல. அதாவது மகப்பேறு காலம். <hiccups> அப்ப வந்து வேலைக்கே போகாத. அப்போ அது என் என்னோட சாய்ஸா இருக்காது. அவங்களோட சாய்ஸாதான் இருக்கும். வேலைக்குப் போகாத தள்ளப்படுவாங்க. போகாம வந்துட்டு அப்படியே குழந்தை இதுவா அப்படியே அப்படியே போயிட்டே இருந்துச்சு. 2 வருஷமா அப்படியே ஓடுச்சு. நம்மளுக்கு அப்படியே உண்டாயிருச்சு. ஏன்னா 24:00 மணி நேரமும் நம்ம இந்த இதையும், வீட்டையும் பாத்துக்கிட்டே இருந்து நம்மளுக்கு ஒரு மன அழுத்தமே உண்டாயிருச்சு உண்டாயிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன்.
கண்டிப்பா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. <laughs> நிச்சயமாங்க. <laughs> கண்டிப்பா. நிச்சியமா. நிச்சியமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பாங் சரிங்க. நிச்சயமா.
ம். அப்போ வந்து என்னா நம்மன்னா, ஏன்னா நா நாங்க இருக்குறது, அடுக்குமாடி குடியிருப்பு. அப்ப அக்கம் பக்கத்து வீட்ல நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. அப்போ நம்ம குழந்தை, அ இப்ப வீடு மட்டும்தான் இருப்போமா? அப்போ நம்மளுக்கு கண்டிப்பா மன அழுத்தம்லாம் ஏற்படும். அத போக்குறதுக்கு நான் என்னனெல்லாம் பண்ணணும்? அப்போ முயற்சி பண்றப்போ தான் இந்த பா வேலை வீட்டுல இருந்து வேலை பாக்குற மாதிரி பாப்போம் அப்படின்னு பாத்தேங்க. அப்படி என்னால முடிஞ்ச வேலைகள் எல்லாமே நான் இப்ப முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி, அது வந்து ஒரு 6 மாசம் முயற்சி பண்ணேன். எப்படியோ ஒரு வேலை வந்து எனக்கு அமைஞ்சு நல்லாவே அமைஞ்சது. அந்த வேலையையும் வந்து நான் பாக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எங்க வீட்டு கணவரா இருக்கவங்க, யாரா இருந்தாலுமே நம்மளுக்கு உதவியே பண்ண மாட்றாங்க. அது வந்து, "நீ உன்னைய நான் பார்க்கச் சொன்னேனா? முதல்ல குழந்தைய பாரு." அப்படின்றாங்க. நான் குழந்தைய பாத்துட்டு தாங்க என்னோட வேலைய எல்லாம் பாக்குறேன். என்ன மாதிரினா
சரிங்க. கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பாங்க. நிச்சியமா. கண்டிப்பா.
அவங்க வீட்டு பணிய காலையில எல்லாமே காலைல இருந்து இரவு வரையும் வீட்டு பணியை பண்றேன். கணவரோட பணிய பண்றேன். குழந்தையும் பாத்து 08:00 மணிக்குத் தூங்க வச்சிடுறேன். அதுக்கு மேல 09:00 மணிக்கு மேல தான், நான் வந்து என்னோட வேலைய பாத்து, ஒரு என்னோடதும் தூக்கம் தான் போகுது. 12:00 மணி வரை. அது சொல்றதுக்கு இவங்க யாரு?
கண்டிப்பா. நிச்சியமா. கண்டிப்பா. கண்டிப்பா.
அது தான் எனக்கு ம்.
<grunts> நிச்சயமா. இது இப்ப இந்த எடத்துல ஒரு கேள்வி வருது எனக்கு. இப்போ இது எப்படின்னா, சில குடும்பத்துல வந்து பசங்க மட்டுமே இருப்பாங்க. சில குடும்பத்துல ப்ப பெண்கள்
ம்.
மட்டுமே இருப்பாங்க. சரிங்களா! இப்போ பசங்க மட்டுமே இருக்காங்கங்கிற அந்த குடும்பத்துல எப்படின்னா? பெண்களோட வலிகள் அவுங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி பெண்கள் மட்டுமே இருக்காங்கன்னா அவுங்க ரொம்ப உழைப்பாங்க. சரிங்களா? ரொம்ப உழைப்பாங்க. அவுங்க வீட்ல யாரு வந்து அவ்வளவா வேலை செய்யமாட்டாங்கன்னா, அவுங்க வீட்ல இருக்கிற தந்தை மட்டும்தான் அவ்வளவா வேலை செய்யமாட்டாங்க. அதாவது நான் ஆண்கள் அப்படிங்கிற வர்க்கத்துல இருக்கிறவங்கள நான் சொல்றேன். இப்போ இந்த 2 குடும்பத்துலயும் கல்யாணம் பண்ட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க அவுங்க சொல்றதுதான் ராஜ்யம் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு சூழ்நிலை நிலவும். அதே மாரி பெண்களுக்கும் வித்தியாசமான சூழ்நிலை நான் எல்லாமே வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாரி. அது அதுவு அதுவும் வளர்ப்பை பொறுத்திருக்கு. தாய் தந்தையோட வளர்ப்பு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு விதமான குடும்பம் எப்டின்னா? ஒ பையனும் இருக்காங்க, பொண்ணும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ பொண்ண கட்டிக்குடுத்துட்டாங்க. பையனையும் கட்டிக்குடுத்துட்டாங்க. இல்ல இப்போ போ பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டிட்டாங்க. அ அப்டி சொன்னா தவறாயிரும் இல்லையா! பையன கட்டிக்குடுத்துட்டாங்கன்னுட்டு, தவறா சொல்ட்டேன் அப்படிங்கிற மாரி. ஆ பொண்ண வந்து எடுத்து க கட்டி வச்சிட்டாங்க, பையனுக்கு. இப்போ என்னான்னா, அந்த அன்னை வந்து பேசிக் கொள்கிறார்கள். அவுங்க பக்கத்துல ஒரு தோழியோட. என்னான்னா வந்து, ஆ "என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து" அ அ இல்ல! வ மருமக "என்னோட பையனுக்கு வந்த மருமக" அந்த அதப் பத்தி ஆரம்பிக்கிறாரு அ ஆரம்பிக்கிறாங்க. வந்து, "காலையில எந்திரிக்கவே மாட்றா! 8:00 மணியாகுது எந்திரிக்கிறதுக்கு, என் பையன் வந்து எழுப்பி ணும். ரொம்ப கஷ்டப்படுறான் அவன். அப்புறம் வந்து எழுப்பிட்டு காலையில ஏதோ தோசைன்னு சொல்லிட்டு ஏதோ வரட்டிய சு சுட்டு குடுக்கிறளாம்மா! இல்லாட்டி சில நேரத்துல வந்து அதையும் சுட்டு குடுக்காம, ஆடர் பண்றாளாம்மா. அது ரொம்ப கஷ்டப்படுறான் அவன். அ ஒரு வேலையையும் வந்து பாக்க மாட்டுறாளாம்மா!" அப்டின்னு சொல்ட்டு கொற கொறையா சொல்லி முடிச்சாச்சு. மருமகளப் பத்தி. இப்ப இந்தப் பக்கம், மக எப்படி இருக்கான்னு? கேட்டதுக்கு "ஆ, ம்ம மருமகன் வந்து பயங்கரமா அ அப்டியே பொத்தி பொத்தி பாத்துக்கிறாரு. கால் வேலை செய்யவே உட்றது இல்ல. இவரே வந்து எல்லாத்தையும் கு வெளில கு வெளிய போய் வாங்கிட்டு வர்றாரு. இவரே வந்து எல்லாத்தையும் சமைச்சும் குடுத்துர்றாரு. இவரே வீட்டு வேலைக்கு வந்து ஆள் வச்சிர்றாரு. எல்லாமே சூப்பரா பண்றாரு." இப்ப 2 விஷயத்தை கவனிச்சீங்கன்னா, 2மே ஒண்ணுதான். மருமகளும் சரி மருமகனும் சரி, அவுங்க வீட்லேயும், இவுங்க வீட்லேயும் ஒரே மாரிதான் நடக்குது. ஆனா, இவுங்க வந்து சொல்ற விஷயங்கள் வெவரம் ப ப வெவரம் வெவரிக்குறாங்க பாத்தீங்களா? அந்த விஷயத்தின் கோணம் மட்டும் வேற மாரி. என்னோட பொண்ணு வந்து ரொம்ப கஷ்ட அ என்னோட பொண்ணு ரொ என்னோட மாப்பிள்ளை ரொ என்னோட பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா மருமக வந்து வேலையப் பாக்க மாட்ர்றா! ஆனா என்னோட பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா, என்னோட மாப்பிள்ளையே எல்லா வேலையும் செஞ்சு குடுத்துடுறாரு. 2மே ஒண்ணுதானே! இல்லையா?
ம். ம். ம். சரி. ம். ஆ, ம். ஆ, ம்ஹ்ம். ம். <chuckles> ஆமா. ம். ஆமாங்க. சரியா தான் சொன்னீங்க. அந்த மாதிரி எனக்கு அமையலையே. <laughs> அதுதானே இங்க கேள்வி. <laughs> ஆ.
அந்த மாதிரி <laughs> இப்போ நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னா, நா அதான் நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னா உங்க கணவருக்கு வந்து சகோதர சகோதரிகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்க வந்தேங்க.
ம். இருக்காங்க. சகோதரி இருக்காங்க. இன்னும் திருமணம் ஆகலை. ஏன்னா எங்களுக்குக் காதல் திருமணம்னால ஒரு போட்டா போட்டியே வேகமா முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு இனிமே தான் பண்ணுவாங்க.
அப்டீங்களா? சரிங்க. அப்ப வந்து நீங்க கடவுள்ட்டதான் வந்து மன்றாடிக்கணும். என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து தங்கச்சிகா உங்க உங்களோட கணவரோட தங்கைக்கு வந்து கல்யாணம் பண்றப்போ, அவங்களுக்கு சில விஷயங்கள் நினைவுகூர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். கண்டிப்பா. அது மூலமா நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வரும். இல்லீங்களா? உங்களோட வேலையா இருக்கட்டும், நீங்க செய்ற ஒவ்வொரு வேலை, வெளிய செய்ற வேலையா இருக்கட்டும், அலுவலக வேலையா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்குள்ள செய்ற வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாமே இருக்கட்டும். ரொம்ப சிறந்துதான் கண்டிப்பா விளங்கும். இல்லீங்களா?
<laughs> ம். ம். ஓ! ம். அந்த மாதிரி நடந்தா நல்லது தாங்க.
நிச்சயமா, நிச்சயமாங்க. அது அது எப்படின்னா வந்து சில மனக்குமுறல்கள் வந்து எப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆகும். அந்த மனக்குமுறல்கள் வந்து கொஞ்சம் வடுவா இருக்கும். அந்த வடு வந்து மாறி அந்த வடு வந்து மறையறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த கொஞ்ச நாட்கள்ல தான் வந்து நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா தேவைப்படும். அது என்னன்னா பொறுமை. சரிங்களா? அந்த அந்த பொறுமைய வந்து நீங்க வீட்ல வந்து கண்டிப்பா காத்தே ஆகணும். ஏன்னா, நீங்க வீட்ல வந்து சும்மா இருக்கறது கிடையாது. நீங்க வந்து வீட்டு குடும்பத் தலைவி அப்படிங்கிற பொறுப்பு எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இங்க சும்மா இல்ல. வீட்ல அவ்வளவு வேலைகள் இருக்கு. அவ்வளவு வேலைகளை நீங்க ஒத்தையாளா செஞ்சிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு வந்து மன தைரியம் நிறைய இருக்கு. வீட்டுக்கு வெளிய அவங்க வேலை செய்றாங்கன்னா வீட்டுக்குள்ள நீங்க வேலை செய்றீங்க. வீட்டுக்கு உள்ள நீங்க வேலை செய்றதுனால தான் உங்க கணவர்னால வீட்டுக்கு வெளிய அவ்வளவு நிம்மதியா வந்து வெளிய போயிட்டு வர முடியுது. வேலை அவரோட வேலைய செஞ்சிட்டு நிம்மதியா வர முடியுது. ஒரு நல்ல ஒரு நிதர்சனமான ஒரு பேலன்ஸ்டா தராசுல 2 பக்கமும் ஒரே அளவுக்கு வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு தராசு வந்து உங்களால வந்து அ வாழ்க்கையில பயணிக்க முடியுது. இல்லீங்களா? உங்க வி
<chuckles> ம். ம். கண்டிப்பாங்க. ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ம். சரியா தான் சொல்றீங்க. ஆனா புரிஞ்ச வேண்டிய உங்களுக்குப் புரிஞ்சா எனக்குக் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும்னு நினைச்சேன். <laughs>
கண்டிப்பா. அது நிச்சயமா அது எப்படின்னா வாழ்க்கை வாழ்க்கைய அந்த மாதிரிதான் வந்து கடவுளை வந்து அமைச்சு வச்சிருக்காரு. பொறுமையா வந்து எல்லாத்துக்கும் புரியும். ஏன்னா எல்லாமே ஒரே நாள்ல புரிஞ்சுச்சுன்னா, இந்த பரிட்சைகளுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இல்ல. இல்லையா? பரிட்சை அப்படிங்கறது வந்து அ போயிரும். இல்லீங்களா? ஏன்னா 10ஆம் வகுப்பு வந்து முக்கி, முக்கி படிக்கிறாங்க 1 வருஷம். அதுக்கப்புறம் பரிட்சை வருது. அது முக்கி, முக்கி படிக்காம ஒரே நாள்ல படிச்சு எழுதிட்டாங்கன்னா, அதுக்கு முக்கியத்துவமே இல்ல. இல்லையா?
ம். அமைச்சு குடுப்பாரா? ம். ஆமாங்க. ம். ஆமா. அதுவே ஆ முக்கியத்துவம் இருக்காது. ம்.
<laughs> அந்த மாதிரி பொறுமையா தான் எல்லாமே நடக்கும். மாற்றம்ங்கறது ஒரு விஷயம் மட்டுமே மாறாதது. அது எப்பவுமே இருக்கும். அந்த மாற்றம் வந்து ஏமாற்றம் ஆகாம ஒரு நல்ல வந்து மாற்றம் முன்னேற்றமா மாறும். அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாமே செய்யணும். உங்களோட வே வேலை அடையாளம் என்ன? உங்களோட அடையாளமே வந்து உங்க வீட்டிலேயும் சரி, வெளியவும் சரி கண்டிப்பா யாருமே வந்து எதிர்பாராததெல்லாம் கண்டிப்பா மாறப்போகுது. துளி கூட வந்து எனக்கு அச்சமில்லை. உங்களுடன் வந்து பேசுனது மிகவும் மகிழ்ச்சிங்க. நன்றிங்க மீண்டும் பேசலாம்.
கண்டிப்பாங்க. நீங்கச் சொல்ற மாதிரி அது எ கண்டிப்பா என்னோட வேலை அடையாளம் வந்து ஒரு நாள் நல்லதா மாறும்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஊக்கமளிச்சு வந்து எனக்கு வந்து சொன்னீங்க. ஏன்னா இப்ப இருக்க பெண்களோட நிலைமை எல்லாமே இப்படி தான் இருக்கு. தலைகீழா மாறி அவங்க இஷ்டத்துக்கு இல்லாம இப்படி தான். <clears throat> முக்கியமா வந்து நம்ம அடுத்தவங்கள்ட்ட கையேந்தக் கூடாதுன்றதுனால தான் இந்த வேலைக்குன்னு ஒண்ணு போறோம். அதுவுமே வேலைக்கு போயிமே அதே லட்சணமா இருந்துச்சுன்னா, அப்போ வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அதை மாத்தணும். அது அந்த இது ம். அது உண்மை.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. எல்லாமே மாறப்போகுது. வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். அந்தச் சக்கரம் மிகவும் விரைவில் உங்களுக்குச் சாதகமாக வருங்க. அத நீங்க கவலையே பட வேணாம். சரிங்களா? <laughs>
<chuckles> நல்லதுங்க. நீங்கச் சொல்றது நான் 100% இது நடந்துச்சுன்னா நல்லது தாங்க. உங்கள்ட்ட பேசுனதுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. மீண்டும் பேசுவோம். நன்றி.
நிச்சயமா, நிச்சயமா. மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசுவோங்க நன்றி.